அதாவது, நான் வந்து என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க வந்து ஒரு 3 ஸ்கூல் வச்சிருக்கீங்க. நடனத்து மேல ஆர்வம் இருந்து, வசதி இல்லாத குழந்தைகளுக்கு, நீங்க யாருக்காவது கத்துக்குடுத்து, அவுங்கள கை தூக்கி விட்டுருக்கீங்களா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. பிரஜுனான்னு 1 பொண்ணு. அவள் வந்து ஒரு 4 வயது இருக்கும், அவளுக்கு. அவ மொத, மொத வந்து நம்ம பள்ளியில சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா, அவுங்களோட வீடு வந்து சூழ்நிலை காரணமாக, அந்த ஒரு ப பயிற்சிக்கான ப பீஸ் குடுக்க முடியாத ஒரு நில அ ஒரு நிலை. ஆமங்க. அன்னைக்கு வந்து நான் புராமிஸ் பண்ணேன், அவுங்க அவுங்க அப் அவுங்ககிட்ட. அந்த பொண்ணுக்கு இயற்கையாவே நடனம்த்தோட இ இயல்பு இருக்கு. நீங்க வந்து பணம் கட்ட முடியல அப்பிடீன்ற ஒரு காரணத்துக்காக என்கிட்ட அனுப்பாம தவிர்க்க வேண்டா ஆமா. நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 வருடம் இருக்குங்க. 7 வருடம் ஆயிருச்சு. 7 6 வருடங்கள் இருக்கும். அந்த 6 வருடங்களா, இன்ன வர அந்த பிரஜூனான்ற பொண்ணுகிட்ட நான் வந்து ஆ கட்டணங்கள் வாங்கல. ஆனா, அந்த பொண்ணோட திறமைக்கு நான் எவ்வளவோ, எத்தனையோ போட்டிகளுக்கு அவள நான் அழைச்சிட்டு போயி, பரிசுகள் வாங்கி இருக்கேங்க. அது ஒண்ணு என்னை என்னை நான் பாராட்டிக்கும்.
ஆஹா! ம்ஹ்ம். கட்டணங்கள் குடுக்க முடியாம, ரொம்ப ஏழ்மையான நிலமையில இருந்தவங்க. ஆஹா! அவுங்களோட கனவுகள வந்து தவிர்க்க த தகர்க்க கூடாது. ஆஹா! ம்ஹ்ம். ஆஹா! அந்த அந்த அந்த குழந்தையும் வந்து நல்ல நல்ல ஒரு திறமையான ஒரு குழந்தையா இருக்கு. இல்லியா?
அ அதாவதுங்க, அடுத்த பியூச்சருங்க அந்த பொண்ணு. நீங்க வந்து நீங்க இத ஆழமா பதிஞ்சுக்கோங்க. அவ நா அவ வந்து பெரிய ஒரு கோரியோகிராபரா வருவா. அவ, அவ்வளோ அல் நல்ல ஒரு உழை உ கலை வந்து அவளுக்கு ஆசிரிக்க ஆசீர்வதிக்கப்பட்டதுங்க.
ஆஹா! கலைத்தாயின் ஆசீர்வாதம் அவுங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. உங்களோட ஆசீர்வாதம் இருக்கிறதே வந்து, அவுங்க வந்து கண்டிப்பா நல்லா வருவாங்க. ஏன்னா, நீங்க இது சொன்னது எனக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா, ஒரு கண்கள்ல வந்து நீர் தழும்புதுங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணுவாங்களான்றது தெரியல, எனக்கு. ஆனா, உங்களுக்கு அந்த ஒரு மனசு வந்து, அந்த அப்போ உங்களுக்கு அந்த கலை மேல இருக்கிற ஒரு ஆர்வம்ன்டு அத அந்த கலைத்தாய் உங்களுக்கு ஒரு அ பிச்சைய போட்டாங்க. அந்த பிச்சைய வந்து அத வந்து சரியா உபயோகிக்கணும் அப்பிடீன்னு சொல்லி, நீங்க ஒரு குழந்தைகள வளர்க்குறீங்க தெரியுமா, அதுவே வந்து ஒரு ஒரு நீங்க ஒரு பெற்றோருக்கு சமமானவர் தான், நீங்கல்லாம்.
<chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா, கண் கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமாங்க, ஆமா. கண்டிப்பா, சரியா சொன்னீங்கங்க.
இதுவரைக்கும் உங்களோட இத பத்தி நிறைய விஷயம், வேலை இழப்புக்கப்புறம் எப்டி நீங்க மீண்டு வந்தீங்கன்றத ரொம்ப இதுவா சொன்னீங்க. அதத் தவர, சில விஷயங்கள் என் மனதுல வந்து ரொம்ப ஆழமா பதியிற, அந்த விஷயங்களும் சேர்த்து சொன்னீங்க. உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நிஜமாவே மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, உங்களோட நான் வந்து கண்டிப்பா, இன்னும் நீண்ட நேரம் வந்து உங்களோட பேசணும் அப்பிடீன்ற ஒரு எண்ணங்கள் உண்டு.
கண்டிப்பா. நொம்ப நன் கண்டிப்பா, கண்டிப்பாங்க.